ஆ, நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமா வந்துட்டு, நெறைய வந்துட்டு பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். நமக்கு கோவங்கள் ஏற்படும். நமக்கு சில நேரம் அழுகைகள் ஏற்படும். அதற்போன்று நெறைய அந்த அந்தந்த மூட்ஸ்விங்குன்னு சொல்லக்கூடிய அது எல்லாத்தையுமே வந்துட்டு, மாற்றத்திற்கு நம்ம தியானம் பண்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மருந்துன்னு சொல்ட்டு, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அந்த தியானம் பண்ணும்பொழுது கூட, இந்த எதிர்மறை சிந்தனைகள் இந்த நெகட்டிவ்வான, அந்த ஒரு எண்ணங்கள்லாம் வந்துட்டு வரும். அந்த மாரியான எண்ணங்களை எல்லாம் நீங்க எப்படி கையாளுவீங்க?
ஆமா. நீங்க சொல்ற மாதிரி, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அ நெறைய நெகட்டிவ் வரும். அ ஏன்னா நம்ம அமைதியா உட்காந்து, மொதல்ல நம்மள கவனிக்கிறதே இல்ல. நான் 1 முறை தியானம் பண்ணும்போது, உட்காரும்போது "அ அடுப்பில நம்ம என்ன செய்யணும், அடுத்து? காலையில எழுந்து இப்படி உட்காந்துருக்கோமே?" அப்படீங்கிற மாதிரி நெறைய ஓடும். ஏன்னா, காலை நேரத்தில ரஷ்ஷா இருக்கும்ல்ல. அதுல ரொம்ப எடுத்துக்கிறனால ரொம்ப அழுத்தமாவும், அடுத்தடுத்து நம்ம வேலைகளை தொடரவும் கஷ்டமா இருந்ததுனாலதான், எனக்கு 1 மருத்துவர் பரிந்துரைத்தார்ன்னுதான் சொல்லணும். "அ நீங்க இது மாரி பண்ணுங்க, நல்லது." அப்படீங்கிற மாரி. நான் அதுக்கு முன்னாடி புக்கெல்லாம் படிச்சுருக்கேன். ஆனா, அந்த அளவுக்கு அதன் பின்னாடி போக முடியல, என்னால. "ஆனா, நமக்கு தேவை ஏற்படும்போது, ரொம்ப அழுத்தமா இருக்கும்போது, கொஞ்ச நேரம் உட்காந்தா நல்லதுன்னு சொல்றாங்க." அப்படீங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு தோணும்ல்ல. அத நான் நெஜமா புடிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அது புடிச்சு நான் மொத தரவ உட்காந்த நாள், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குங்க. என்னால வந்து பண்ணவே முடியல. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கணும்ன்னு தான் நான் நெனைச்சேன். நா சாரி நானு. அ நான் வந்து 10 நிமிஷம் உட்காரணும்னு நெனைச்சுட்டு வச்சுட்டேன். நான் ஃபோன்லலாம் வச்சுட்டு, அமைதியா ப "அலாரம் அடிச்சோன்ன, நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணுவோம், நம்ம முதல்ல மூச்சை கவனிக்கணும்ன்னு சொன்னாங்க இல்லையா?" அப்படீங்கிற மாதிரி. அ நான் உட்கார்ந்தேனா, என்னால எங்கெங்கயோ போகுது மைண்டு. அ என்னால இருக்கவே முடில. கண்ண ஓப்பனே பண்ட்டேன், நானா. எவ்வளோ நேரம்ன்னு பார்த்தா, செகண்டில தாங்க போயிருக்கு. செகண்டு செகண்டா தான் போயிட்டிருக்கு. அவ இவ்வளோதான், அதுக்குள்ள என் மனசு வந்து இவ்வளோ தூரம் போய்ட்டு வருதா? அந்த மனசு ஒரு குரங்குங்கிறது நெஜமாவே சரின்னு, எனக்கு அப்போதாங்க நெஜமா புரிஞ்சுது.
நிச்சயமா. ம். ம். ஆமா. ம். ம். ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஆ. <laughs> நிச்சயமா. இப்ப ஆனா நெறய பேர் என்னனா, தொடங்குகிறப்ப என்னன்னா நமக்கே தெரியாது. <chuckles> "நம்ம என்ன பண்ணலாம்? எதனா ஒரு ஆசிரியர் போய் தொடங்கலாம் ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கலாம். இல்ல, எதனா ஒரு போய் வகுப்பில போய் நம்ம கத்துக்கலாம்." அப்படீன்னு சொல்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாரி எண்ணம் இருந்துச்சா? இல்ல, "நீங்க தனியாவே வந்துட்டு கத்துக்கலாம். நம்மளே பண்ணலாம்." அப்படீன்னு தோணுச்சுங்களா?
ம். ஆ. இல்ல சொன் இல்ல சொன்னாங்க, வீட்லயல்லாம். "அந்த மாரி போலாம்ல்ல, நானும் வரேன்ப்பா." அப்படீன்னு. என் கணவர்லாம் சொன்னாங்க. "அ இது நல்லது." அப்படீங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க என் மாமனார் கூட, சொல்லியிருக்காங்க. "நீ வேண் எங்கேயாவது பயிற்சிக்கு போனன்னா, உனக்கு நல்லது. எனக்குலாம் இப்படிலாம் அவ்வளோலாம் உட்கார முடியறதில்லம்மா. நா அவங்க எனக்கு சொல்லிக் குடுத்தாலும், நல்லாயிருக்குதுங்கிற மாரி, எங்கேயாவது போமா." அப்படீங்கிற மாரி தான். "2 பேரும் போய்ட்டு வாங்க" அப்படீன்னாங்க. குழந்தை பொறக்கறதுக்கு முன்னடி இதெல்லாம். அப்ப நாங்க வந்து, "நான் வந்து இல்ல, நானே பண்ணிக்கிறேன். என்னது 1/2 உட்கார முடியாதா? 10 நிமிஷம் உட்கார முடியாதா? நாம பண்ணி பாப்போம். நல்லது தான உடம்புக்கு" என் மாமனார்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அது எப்படி சொல்லி தரதுன்னு அவங்க யோசிச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன், மருமகள் இல்லையா? என்னவோ, என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அதனால சொன்னாங்க. ஆனா, அந்த மாரி புத்தகங்கள்லாம், அவங்க வச்சுருக்காங்க. நான் படிச்சிருக்கேன்.
ம். நிச்சயமா. ஆ. ஆ. நிச்சயமா.
ஆனா அந்த மாரி முயற்சிகள்லாம், நம்ம பெருசா மூச்சு அந்த மாரிலாம் கவனிக்கலனாலும், "முதல்ல உட்காரணும்" அப்படீங்கிறது, எனக்கு முதல்ல பெருசா தெரிஞ்சது. ஆ வ்
ம். "அமைதியா ஒரு இடத்தில ஒ நம்மளால வந்துட்டு, நம்மள அடக்கி உட்கார முடியுதா?" அப்படீன்ற அந்த கர்வம்.
அதேதாங்க. ஆனா, எனக்கு நா நானா நெனச்சிட்டுருக்கேன், "நானா ரொம்ப சாந்தமா இருக்கேன்." அப்படீன்னு. "ஆனா, உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கு?" அப்படீங்கிறத நான் உட்காரம்போது தான் தெரிஞ்சுது எனக்கு. எவ்வளோ வேக வேகமா ஓடுது. எவ்வளோ வேக வேகமாய் அம். ஒருத்தர் ஒருத்தரை பத்தி, என்னென்ன நெனைக்கிறோம்?" அப்படீங்கிற அளவுக்கு அது
ம். அந்த எண்ணங்கள் அப்படியே அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். இது, அது அதுன்ட்டு.
அதான், எல்லையே இல்லை. அப்படியே போகும். இத நம்ம வந்து என்ன பண்ணணும்ன்னா, முதல்ல நான்லாம் அடக்கி, அதுக்கப்புறம் "ஓம்" அப்படீன்னு சொல்லி பார்த்துருக்கேன், நானா.
ம். ம்.
அ ஏனா, சும்மா இருந்தா தானே ஏதாவது வருது.
எதனா வந்துட்டு நம்ம ஸ்லோகன் மாரி சொன்னா அது கொஞ்சம் கட்டுப்படும் அப்டின்றதுனால.
ஆ அப்டி அப்பறலாம் சொல்றாங்க, நீ கண்ண மூட வேண்டாம் தெறந்து வச்சு ஒரே எடத்த பார்க்க பாருன்னாங்க. என்னால சத்தியமா முடியவேல அதுவுமே முடியல என்னால. கண்ண தெறந்து வச்சு அ எதையாவது பார்க்கணும்னா கண்ண தெறந்தாலே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணணுங்ற மாரி தான இருக்கு. அடுத்த வேலை இருக்குங்கற மாரி போயிடுச்சு. அதனால கண்ண தெறக்கக்கூடாது. இது நமக்கு சரிப்பட்டு வராது 2 நாள் பண்ணி பார்த்தேன், அதுவும் முடியல. அ அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஓம்னு நான் வந்து இது வேணா சாட்டிங் ஏதாவது வந்து ஃபோன்ல போட்டுவிட்டு நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஏனா, அதுவுமே நம்ம ஓம்னு சொல்றதுமே வந்து வித்தியாசமா சொன்னோன்னா நமக்கு அதுவுமே எங்கேயாவது கூட்டி போயிரும். நம்ம சும்மா சொல்லிட்ருப்போம். ஆனா வந்து நமக்கு சிந்தனைகள் வரும்.
நிச்சயமா. ம். ஆமா. நிச்சயமா. இப்ப நீங்க சொல்றப்பயே வந்து சொன்னீங்க நமக்கு நெறைய வேலைகள். அது மாரி இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்றவங்கல்லாம் வந்துட்டு, இந்த தியானம் வந்துட்டு, செய்றது வந்துட்டு அவ்ளோ எளிதே கெடையாது. ஏனா, அவங்களுடைய சிந்தனைகள் முழுக்க என்னன்னா, அந்த வேலைய சரியா முடிக்கணும். இந்த வேலையினால சார்ந்து இருக்றவங்களுக்கு அத சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாரியான சிந்தனைகள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அப்ப அவுங்களாம் அப்ப உங்களுக்குமே அந்த மாரி ஒரு சூழல் இருக்கு. அத நீங்க எப்டி வந்துட்டு கையாள்றீங்க?
ம். ஆமா. நீங்க சொல்றது சரிதான். வேலை நம்ம போனா இது நடக்கும், அது இதுன்னு இப்ப ந நறையா யோசிப்போம் தான். ஆனா, இந்த நேரத்ல நம்ம தியானம் பண்ண உட்காருறோம் அவ்ளோதான? அந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம் தான். ஏன்னா இதெல்லாம் செய்யலனாலும் அத செய்வோம், இத செஞ்சாலும் அது செய்வோம் தான். அதுல நமக்கு எந்த வேறுபாடும் இல்லல்ல? வேலைக்கான நேரத்ல நம்ம கரெக்ட்டா செய்யணுன்னா? நம்ம மனசு மொதல்ல நல்லாருக்கணும்.
ஆ. ம். ம்.
நல்ல தூக்கம் இருக்கணும், நம்ம மனது வந்து அழுத்தம்லாம் இல்லாம, நல்ல சீரா இருக்கணுன்னா, தியானம் நெஜமா முக்கியம் தான்.
நிச்சயமா. ஆனா இப்போ வேலைகள் இப்போ நம்ம நீங்க வேலைகள் முடிச்சதுக்கப்றம் தியானத்துல உட்காருவீங்களா? இல்ல, தியானம் பண்ணிட்டு தான் வேலைகளையே தொடங்குவீங்களா?
தியானம் பண்ணிட்டு தான் வேலைகளே தொடங்குறது.
ஆ, அப்ப ரொம்ப அமைதியா எல்லா வேலைகளும் வந்துட்டு, செய்றதுக்கான அந்த சூழல் ஏற்படும்.
கா காலையில எந்திரிச்சி, நம்ம குளிச்சுட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்தோன்னா, அ நம்மளால எவ்ளோ நேரம் இருக்க முடியுது? அப்டிங்ற மாரி தான், நான் பாத்தேன் முதல்ல.
ம். நிச்சயமா நீங்க எவ்ளோ நேரம் தியானம் பண்ணுவீங்க 1 நாள்ல?
அது. இப்பனா நா வந்து, 1/2 மந்நேரம் உட்கார சொன்னா உட்காந்தே இருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு இப்பலாம்.
ஆ. <chuckles> அந்
இப்பலாம் நெகட்டிவ்லாம் ரொம்ப யோசிக்றதில்லங்க. ஏனா, அந்த இப்ப, நான் சொன்ன மாதிரி இந்த "ஓம்" சொன்னேல, அத கவனிக்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அவுங்களும் சொல்ற மாதிரியே "ஓம்" வந்து சொல்லி பாக்கணும்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு அடுத்தது, அத நான் ஃபாலோ பண்ணும்போது தான் ஓரளவு இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. நம்ம யோசிக்றோன்ல, அத விட்டுட்டு, அவங்களுடைய குரலக் கேட்டு நம்ம அத செய்யப் பாப்போம்.
ம். ஆமா. ம். நிச்சயமா. அப்போ
அதுதான் எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. நானாதாங்க பண்ணேன். எதுவும் கிளாஸ்லாம் போகல. ஆனா புக்லாம் நிறையா படிச்சிருக்கேன். இது என்னென்ன? எப்டி? ஏதாவது தப்பான, தவறான பிராணயமம்லாம் நேறையா பண்ணுறாங்க. அதிலல்லாம் நிறைய இருக்குங்கிற மாரில்லாம் படிக்கிறோம், நிறைய ரீல்லாம் வருதுல்ல! அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணல, மொதல்ல உக்காந்துருக்கணும், கவனிக்கணும். அதுதான், நமக்கு முதல் இலக்குனே நால்லாம் முடிவு பண்ணிட்டு தான் உக்காந்தேன்.
ஆ. ம். நிச்சயமா. நிச்சயமா, இந்த புத்தகங்கள் படிப்பீங்கனு சொன்னீங்க. அதில நெறைய விஷயங்கள் என்னன்னா நம்பளுக்கு தெரியாது புதுசா ஒண்ணு வந்து கத்துக்குறோம். புதுசா அந்த புத்தகங்கள் படிக்கிறோம் அப்டினா, நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு அதில புரிதலே ஏற்படாது, புரிதலே இருக்காது. அத இப்போ ஒழுங்கா சரியா புரியவும் புரியாது. அப்போ, அந்த மாரியான நேரங்கள்லலாம் வந்துட்டு, அத புரிஞ்சிக்கிட்டு, எப்டி நீங்க வந்துட்டு அத, அ செயல்படுத்தி பண்ணீங்க?
அதுதான். அதுதான், அந்த புத்தகத்தில இருக்கிற மாதிரி நம்மளால மூச்சை இந்த பக்கம் இழுத்து, வலது பக்கம் வி இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு எடுத்துட்டு போணும், அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நமக்கு நெஜமா வரலங்க. அ ந மொதல்ல அ இங் எனக்கு மொதல்ல அதெல்லாம் வந்து, பண்ணோன்னா மூச்சை ஒண்ணு உள்ளயே இழுத்துக்கனும் இல்ல அவுங்க என்ன பண்ணுறேன்னு நமக்கே தெரியாது.
ம் ம். நிச்சயமா.
அதனால, அந்த புத்தகம்லாம் படிக்கலாம். ஆனா, ஒருத்தர் ஒருத்தருக்கும் எப்புடி உள்ள போகுது, அப்டிங்கிறத பொறுத்து தான் இருக்கு.
நிச்சயமா. ஓ!
அது உதவியா இருக்குமானா? தொடங்குறதுக்கு உதவியா இருக்கு.
ஆ அதற்கு அடுத்து, அடுத்து இப்போ தொடங்குறதுக்கு உதவியா இருக்கும் எப்போமே. ஆனா இப்போ தெனமும் ஒரே இது தான் நம்ம செயல் செய்றோம். இப்ப அதுல ஏதனா ஒரு வளர்ச்சிய நம்ம வந்துட்டு கொண்டு போகனும். இப்போ இந்த தியானத்திலேயே நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு கொஞ்சம் இப்போ ஒரு 10 நிமிஷம் உட்கரோம் 20 நிமிஷம் அதற்கு அப்புறம் இதுல வேற மாரியான மாற்றங்கள் உட்காரும் முறைய மாத்துறது. இப்ப நெறைய மாற்றங்கள் எதனா செய்யணும் சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா?
ம். ஆ. ஆமா. நம்ம மொதல்ல வந்து உட்காந்து நான் சொன்னே இல்லையா, மொதல்ல ஃபோக்கஸ் பண்ணும். மூச்ச ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தான் வந்து தியானமா உட்காந்துருக்கறது. நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும், நமக்கும் என்ன இருக்கு அப்டிங்கிறத கவனிக்கணும். நம்மளால கவனிக்கவே முடியாது முதல்ல அதுக்குதான் எண்ணங்கள்லாம் அலைப்பாயும். அப்ப என் மாமனார் ஒண்ணு சொன்னாங்கங்க நம்ம முதல அப்டியே ஓடியிட்டே இருக்கோம். நம்ம பிரைன்ல நம்ம மொதல்ல அத வந்து புடிச்சு இழுக்கணுனு நெனைக்கவே கூடாது.
நிச்சயமா. ம்.
அத மொதல்ல விடணும். அது ஒரு அது ஆ அது போக்குல முதல்ல விடணும். அது போட்டு அழுத்தி நீ வந்து ஓம்னு சொன்னேன்னா உனக்கு ஏதாவது பிரச்சன வரும். அப்டிங்குற மாரி. "ஏனா நீ வந்து போட்டு அழுத்தாத" ஆ அப்டிங்குற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபோன்ல ஓம்ன்ற சத்தத்தையே போட்டேன்.
அது போக்குல விடனும். ம். ம். இப்போ அந்த அதற்கு அப்புறமா தான் தொடர்ந்து நீங்க வந்துட்டு அதிகமா அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுருக்கீங்க.
அ. ஆமா.
ம். ஆனா இப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி சில தொடக்கத்துல வந்து அந்த நெகட்டிவ்வான எண்ணங்கள் அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம், அ பெரும்பான்மையா வந்துட்டு எதை நோக்கி வருதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க? நம்மோ அதிகமா வந்துட்டு மத்தவங்களப் பத்தி சிந்திக்கிறதனால வருதுங்களா? இல்ல நம்ம நம்மளை பற்றி அதிகமா சிந்திக்கிறதனால அந்த மாதிரி நெகட்டிவ்வான அந்த எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னு நெனைக்கிறீங்களா?
ம். நாம வந்து நம்மளை சிந்திக்கிறது இல்லை. அடுத்தவங்கள்லாம் என்னென்னலாம் நம்பளை பத்தி சொல்றாங்கன்னு ஒண்ணு வரும். இன்னொன்னு வந்து, "நாம எதிர்காலத்துல இப்படிதான் இருப்போமா? நம்ப வ அடுத்த நிலை என்ன? எதிர்காலம் பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோமோ?" அப்படீங்கிற மாதிரி, "இப்படி இருப்போமோ?" அப்படீங்கிற மாரி ஒரு சிந்தனைகள்லாம் வருதுல்ல.
ஆமா. நிச்சயமா.
ஏன்னா, "நாம இங்க என்னவா இருக்கோம்?" அப்படீன்னு ஒரு யோசனை வரும்போது தான், நம்ம கொஞ்சம் யோசிக்கவே அப்பதான் ஆரம்பிப்போம். அதுவே நமக்கு முதல்ல தெரியவே தெரியாது.
நிச்சயமா. இப்போ அந்த மாரி அந்த மாரியான வந்து எண்ணங்கள் வ் வந்துச்சு அப்படீன்னா, அதை நம்ம வந்துட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஏதோ இந்த ரயில் தடம் மாதிரி. "இதை இதை தொடர்ந்து அதை அதை தொடர்ந்து அது." அப்படீன்னு சொல்லிட்டு. அப்போ அதை நீங்க, "அந்த ஓம்ன்றது என்னதான் ஒரு கட்டத்துல நம்மளுக்கு வந்து அந்த அமைதியையும் அது குடுத்துருந்தாலும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்க அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்?" அப்படீன்னு சொல்ட்டு சிந்திப்பீங்களா?
அது அ. ஆமா. ம். சில க அ அந்த மாதிரி இருக்காது நம்மளால முடியல, அப்டின்றது மாதிரி தான் இருந்தது எனக்கு. எனக்கு எப்டி இருந்ததுனா, நம்மளால முடியலையே, ஏன் இவங்கலாம் பண்றாங்க நம்மளால முடியல? இவ்ளோ பேரு பண்றாங்க இது எவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க அ உடம்புக்கு இது இவ்ளோ நல்லது, மூச்சு கவனிக்கணும் அப்டி அந்த அளவுக்கு சொல்றாங்க, மனநிலை ஒருங்க ஒரு நிலைப்படுங்றாங்க, அ அப்டி நெறைய இருக்கும்ல, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு நம்மளால ஏன் கத்துக்க முடியல? அ அப்டிங்கிற மாதிரி. திருமணமான புதிதுல, நமக்கு நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். பெண்களுக்கு, ஆண்களுக்கும் தான் 2 பேருக்குமே, இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துலலாம் நம்மளால அந்த அழுத்தங்கள்லாம் வெளியில வரணுனா, இது நிஜமாவே உதவி பண்ணுன்னே சொல்லலாம்.
ம். ம். ம். ம். ம். நிச்சயமா. ம். நிச்சயமா. இப்போ நெறைய பேர் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த அழுத்தங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்துட்டு உதவுது அப்டினு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா அந்த பொறுமை நிலை இப்போ ஓ இத கத்துக்கனும் அப்டின்னா, கொஞ்சம் பொறுமையாவது எல்லாருக்கும் தேவ. இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், இத பயிற்சி பண்றப்போ வர பொறுமை வேற. ஆனா இத கத்துக்றதுக்கே வந்துட்டு, ஒரு பொறுமை வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெனைக்கிறேன். அதபத்தி நீங்க என்ன நெனைக்றீங்க?
ஆமா. ஆ. இல்ல உண்மதான் அதுக்கு நமக்கு சூழல் தான் நம்மள கொண்டு போய் என்னவா இருக்கணும்? அப்டிங்கிறத சொல்லுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏனா நம்ம வீட்ல, அலுவலகம், கொழந்த அந்த மாரிலாம் வரும்போது நமக்கு நெறைய இப்ப தோணுதுல. எங்கேயோ ஒரு எடத்ல நம்ம நம்மள லூஸ் லூஸ் பண்ணிடுவோம். கோவமாவோ இல்ல அமைதியாவோ இல்ல வந்து எதுவுமே பண்ணாமலோ இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம என்ன ஒண்ணுமே பண்ணல இல்ல அலுவலகம் வீடு அது என்ன எல்லாத்தையும் யோசிக்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் வருதுல்ல அதனால கோபமா கத்துவாங்க.
ம். நிச்சயமா. நிச்சயமா.
அந்த மாதிரி ஒரு நிலைகள் வரும்போது தான் நாம வந்து அந்த மாதிரி உட்காரணும் அப்டிங்கிறதே அமைதிப்படுத்தணும். நம்மளப் பத்தி யோசிக்கணுங்கிறதே அப்ப தான் அந்த சிந்தனை வருன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு அவுங்களே தான் உள்ள கொண்டு வரணும்.
ம். ம். நிச்சயமா அத நிச்சயமா கட்டாயமா நமக்குள்ள நம்மளே தான் அத வந்து கொண்டு வரணும். ஆ இப்போ நம்ம அடுத்த தலைமுறைகளுக்குலாம் இப்ப இநத இந்த யோகக்கலை அப்டின்றது ஒரு நல்ல ஒரு கலையில்ல! இப்ப அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்குன்னா, இத நம்ம அவுங்களுக்கு கடத்தணுனு நீங்க நெனைக்கிறீங்களா?
ஆ. ஆமா. கண்டிப்பாங்க. நானா என் மகன உட்கார வைக்கிறதுக்கு பார்க்குறேன். அவுங்களலாம் வந்து அந்த முத்திரைகளோட உட்கார வைக்கிறதுக்காக நம்ம முதலே பழக்கப்படுத்துவோம், அப்டிங்கிற மாதிரி நானா இப்பலாம் முத்திரைகள்லாம் இப்ப க க பழகிட்டேன் ஒரு 5, 6 முத்திரைகள் பிராணயாமம் ஆ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவளோ மூச்ச வந்து எப்டி இழுத்துக்குறோம். எவ்ளோ நேரம் உள்ளே வைக்கணும், ஆ ஓரளவு இப்பலாம் வந்து 12 13 அளவுக்கோ வெளில விடம்போது ரொம்ப அமைதியா விடணும். எவ்ளோ முடியுது அப்டிங்கிற மாதிரியா, அது எவ்ளோ உடம்புக்கு நல்லது அப்டிங்கிற மாதிரி ஒண்ணோனு 2அ சொல்லும்போது பசங்களுக்கு இப்ப நம்ம தினமும் செய்ற பார்த்தானாலே செய்வான்.
ம். நிச்சயமா.
அதுதான் மன ஒருத்தர், ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சோம்னா நிஜமாவே நம்ம பெரிய இடத்துக்கு போலாங்க. நல்லது உடம்புக்கும், நல்லது மனசுக்கும் நல்லது எந்த அழுத்தங்களும் இல்லாம, ஆ எப்டி சொல்றது, இயற்கையோட நம்ம இருக்கலாங்குற அளவுக்கு தியானம் வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி நிதானமாக்கிடும், எல்லா விஷயத்துலயுமே.
நிச்சயமா. நான் நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டு கொண்டு போகும் நம்மள.
ஆ, ஆமா. ஏனா நம்ம யாருன்னு நமக்கு புரிஞ்சுப்போம். ஆ ஏனா, நம்ம சுயத்த தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கிட்ட இருக்க நல்லது, கெட்டது நம்ம இந்த மாரி விஷயங்கள வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவே முடியும். அதுக்கு சம நிலையில மொதல்ல இருக்கணும்.
நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. இந்த யோக கலை வந்துட்டு. இந்த தியானம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. அதுல இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்டு வர்றப்போ. அத நம்ம எப்படில்லாம் கையாளனும். அது எப்படியெல்லாம் நம்மோட கவனத்தை வந்துட்டு எதை நோக்கி நம்ம செலுத்தனும், அப்டின்னு சொல்லிட்டு. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒவ்வொரு சிறிய, சிறிய அனுபவங்களையும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எப்டி, எப்டில்லாம் நீங்க வந்துட்டு அதை வந்து கட்டுப்படுத்தினீங்க. அதை எப்டில்லாம் சிறப்பா வந்துட்டு கொண்டு போனீங்க. இந்த கலை இந்த இந்த தியானம் அப்டின்றது எல்லாரும் பண்ணா எல்லாருக்கும் ரொம்ப வந்துவட்டு ஒரு நன்மையான ஒரு எண்ணங்களை வந்துட்டு விளைவிக்கும். அவங்க வாழ்க்கையில நன்மையா வந்து கொண்டு போகும், அப்டின்கிறத மிக சிறப்பா வந்துட்டு சொன்னீங்க. உங்களுடன் பேசியமைக்கு மிக்க நன்றி.
அதனால தான். எனக்கும் உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ம்.